இப்ப பொதுவா பார்த்தீங்கன்னா, அ வந்து எல்லாருக்குமே கஷ்டம், நஷ்டம் இந்த மாதிரிலாம் எல்லா எல்லாருக்குமே இருக்கும்னு தான் நான் சொல்வேன். அப்டி பாக்குறப்ப வந்து, ஆ யார்கிட்டயாவது நம்ப உதவி கேட்கறதோ, அ இந்த மாதிரி அந்த உதவிய வந்து நம்ம கேட்குறப்ப தயங்கிகிட்டே நிப்போம். அந்த மாதிரியான சந்தர்ப்பங்கள் வந்து உங்களுக்கு அமைஞ்சிருக்கா?
ஆமாங்க. ஆமாங்க. ம். சரியா சொன்னீங்க. எனக்கு, என்னோட கல்லூரி பருவத்தில இந்த மாரி ஒரு, சூழ்நிலை வந்துச்சுங்க.
ஓ!
ம். என்னாச்சு அப்டின்னா, ஆ கல்லூரிக்கு வந்து அ ஒரு 10 நாளுக்குள்ள வந்து ஃபீஸ்கட்டணும். அப்டீன்னு ஒரு சூழ்நில வருது. அ எங்க வீட்டிலேயும் பணம் ரெடி பண்ணிட்டாங்க. அ ரெடி பண்ணிட்டு கட்டலான்னு நெனைக்கும்போது என்ன ஆகுது அப்டின்னா, அ எங்க குடும்பத்தில ஒருத்தருக்கு தேவப்படுதுன்னு குடுத்துட்டாரு அப்பா.
ம். அச்சச்சோ! ஆ.
ஆ ஏனா 10 நாள் இருக்குல்ல அப்டீங்குற ஒரு, ஆ ஒரு எண்ணத்தில குடுத்துட்டாரு. அவங்களும் வந்து 10 நாள்ல தரேன்னு சொல்லிட்டாங்க.
ஓ! சரி, சரி. அ. ம்.
10 நாள் ஆகுது தரல்ல. ஆ, நான் என்ன சொல்லிட்டேன், "பரவால்ல எங்க காலேஜில வந்து எதுவும் சொல்ல மாட்டாங்க. அ நம்ப மெதுவா கூட கட்டிக்கலாம் நான் வந்து காலேஜில எக்ஸ்டெண்ட் பண்ணி கேட்குறேன்னு" சொல்றேன். ம் ஆனா, அந்த 10 நாளே எக்ஸ்டென்ஷன் தான் அது எனக்கு தெரில. அ அவங்க கடைசி நாள். <laughs> அ கடைசி நாள் 10 நாள் இருக்கு அப்டீன்னா 10 நாளுக்கு அப்புறம் கூட இன்னும் ஒரு 10 நாள் கேட்டுக்கலாம் போலன்னு நானா நெனச்சுக்குட்டேன்.
ம். அச்சச்சோ! ஆ அது என்ன என்ன ஃபீஸு? அந்த எக்ஸாம் ஃபீஸுன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரியா?
ஆ, செமஸ்டர் ஃபீஸுங்க.
ஓ! ஆ சரி, சரி.
ஆ அய் அப்புறம் செரின்ட்டு அது செமஸ்டர் ஆரம்பிச்சதுக்கப்புறம் கட்டுவோம்ல்ல. ம், அது க ஆரம்பிச்சு 10 நாளா போயிட்டு இருக்குது, இப்போ பத்தா 11 வது நாள் வந்து சொல்றாங்க, அ "இனிமேல் வந்து, ம், நாளைலருந்து வரக்கூடாது, அ ஃபீஸ் கட்டாதவைங்கலாம்" அப்டின்னு சொல்லிட்டாங்க.
ஆமாமா. ஐயயோ, ரொம்ப கஷ்டமா இருக்குமே.
ம்ஹ்ம். ஆமாங்க அந்த வயசுல அது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. என்னன்னா எல்லாரும் கட்டிட்டாங்க. ம். அ எல்லாரும் கட்டிட்டாங்க எங்க வகுப்புல, நாங்க நா நானும் இன்னொரு ஒரு பையனும், நானும் மட்டும் கட்டல. அ அடுத்த நாள்லருந்து நாங்க எங்கள வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா போயிருச்சு.
ஆ தலகுனிவா வேற ஆயிருக்கும், அ. அச்சசோ. ம்.
ம், அதுக்கப்புறம் வீட்ல வந்து இப்டி சொல்றேன், அ "நான் தப்பா நெனச்சுட்டேன் அங்க வந்து 10 அது அ விரிவுப்படுத்துன ஒரு நேரம் தான்." அ ஏன்னா, நமக்குதான் செமஸ்டர் ஆரம்பிக்குதுனாவே கட்டிடணும்னு தெரியணும்ல்ல. அ அது எனக்கு தெரியல, அப்டிங்கும்போது என்ன ஆயிட்டுது அப்டின்னா, அ சொல்றேன், சொன்னப்போ அப்பா என்ன சொல்றாருனா, "நாங்க கொடுத்த இடத்துல வரல இன்னுமே, அ வேற எங்காவது கேக்கலாம்" அப்டிங்கும்போது எல்லாரும் ஒவ்வொரு பக்கம் கேக்குறோம். ஏன்னா நாளைக்கு கட்டுனா தான் நாளைக்கு இப்ப கல்லூரிக்கு போக முடியும்
ம், ம். ஆமா. ஆமா, வகுப்பு போக முடியும், ம்.
ம், இல்லின்னா கட்ற வரைக்கும் போக முடியாது, அப்டிங்குறனால அம்மா என்ன பண்றாங்க அம்மாக்கு தெரிஞ்சவைங்கள்ட்ட கேட்குறாங்க. அப்ப, என்ன வந்து "ஒருத்தங்கள்ட்ட ஃபோன் பண்ணி கேளு" அப்டினு சொல்றாங்க.
அச்சச்சோ! அப்ப நீங்க வயசு அது <chuckles> அது கஷ்டமால இருக்கும்! ஆ.
ஆ அதே தாங்க பிரச்சன. அதுதான் பிரச்சனையே. வயசு சின்னது அப்டிங்கம்போது எனக்கு அப்டி கேட்டு பழக்கமும் கிடையாது. ஆ
ம். அ அதான் குடுக்குறவங்களும் எந்த நம்பிக்கையில குடுப்பாங்க? ஏனா வந்து நம்ம வேலைக்கு போற மாதிரி இருந்தா கூட பரவால்ல.
ம். ஆமாங்க. இப்போ வந்து, என்னோட தோழிகள்ட்டயே அம்மா கேக்க சொல்லல. ஆ, அம்மாக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட இப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தர்ட்ட கேட்டுட்டுருக்குறோம். நா இன்னைக்கு நைட்டுக்குள்ள பணம் வந்தா தான் காலைல போய் கட்ட முடியும் அப்டிங்கறனால நேரம் இல்ல அப்டிங்கிறனால, என்னையும் ஒருத்தவங்க எங்களுக்கு தெரிஞ்சவயங்கள்ட்ட எங்க அம்மாவுக்கு தெரிஞ்சவயங்கள்கிட்ட அம்மா கேக்க சொன்னாங்கன்னு தான், கேட்க சொல்ல வராங்க.
ஆ, அ. ஆ, புரியிது தயங்கிகிட்டு. <chuckles>
ஆமாங்க.
ஆ.
ஆனா எனக்கு என்ன அப்டின்னா ரொம்ப சங்கடமா இருக்கு அ எப்டி கேக்கறது? ஆயே ஆமாங்க. முதல் முறை, அதும் இல்லாம அ கேட்டு பழக்கமே இல்ல, அ அப்டியே கேட்டாலும் அம்மா தான் கேட்பாங்க, நான் கேட்டது கிடையாது அப்டிங்கும்போது, அ ரொம்ப தயங்குறேன். அவங்க வீட்டுக்கு போயி வேற கேக்கணும் அதுதான் இன்னும் கொடுமை.
முதல் முறை வேற. <chuckles> ஓ! நான் நெனைச்சேன் ஃபோன்ல தான் கேட்கிறீங்கன்ட்டு
ம்ஹ்ம். அ ஃபோன்ல அம்மா கேட்டுட்ருக்குறாங்க, அம்மாக்கு தெரிஞ்சவங்க. இவய்ங்க பக்கத்து வீட்டுக்காரங்க தான் கொஞ்சம் வசதியானவங்க. ஆ ஒரு நல்ல குணம் உள்ளவங்க தான். நாங்க உறவு முறை வச்சே தான் பேசுவோம். "அம்மாயி" அப்டின்னு சொல்லி தான் பேசுவோம்.
ஓ! சரி. ஆ, ம். ஓ! நல்ல விஷயம் ஆ.
ம். அப்டி இருக்கையில கேக்க சொல்றாங்க. எனக்கு வீட்ல இருந்து கெளம்பி அங்க போறக்கே மனசே வர மாட்டேங்குது ம்.
<laughs>
சொல்லிட்டே இருக்குறேன் அம்மாட்ட. "அம்மா நீயே போய் கேட்டுருமா, நான் கேட்கல" அப்டின்னா ஆ "நான் தான் அ வேலையா இருக்கிறேன்ல, நீ கேளு" அப்டின் சொல்லி, போ சொல்லியாச்சு.
ஆ.
ஆ அப்புறம் என்ன பண்ணியிருப்பேன்னு நெனைக்கிறீங்க?
ஆ, சொல்லுங்க,
ஆ, அ அப்புறம் என்னாச்சு அப்டின்னா, சரின்ட்டு ம். வெளியிருந்து வெளிய கெளம்பி அவங்க வாசல் வரைக்கும் போயிட்டேன். ஆ போயிட்டு கூப்புடுறேன் கரெக்டா அவங்க இல்ல. ஆ அவங்களோட மருமகதான் இருக்குறாங்க. அவங்க கொஞ்சம் வயசானவய்ங்க. ஆ அவங்க மருமகளுக்கும் எனக்கும் அந்த அளவுக்கு பேச்சு இருக்காது. ஆ ஆ, ஆமாங்க. <chuckles> "ஆ எப்ப வருவாங்க?" அப்டின் மட்டும் கேக்குறேன். "அம்மாயி எப்ப வருவாங்க?" அப்டின் நான் கேட்குறேன். ம் என்ன சொல்லிட்டாங்கன்னா, இல்லமா அ எங் இவ்வ என்ன? ஒரு வேல விஷயமா போயிட்டாங்க. நாளைக்கு தான் வருவாங்கன்னு சொல்லிட்டாங்க.
அச்சச்சோ! ம். அப்ப இன்னமும் தயக்கமா தான் இருக்கும் நமக்கு தெரியாதவங்கள்ட்ட. <chuckles> ஆ. ம். ஐயயோ! ட்விஸ்ட்டுக்கு மேல ட்விஸ்ட்டா சொல்கிறீங்க. <chuckles>
ஆமாங்க, அது நம்ம மொத, மொதல்ல எதாவது செஞ்சம்னா, இப்பிடி தான் எதாவது ஒரு வினை வரும் அப்பிடிங்கிற மாதிரி
அதுதான், ஆனா எல்லாமே ஒரு இதுதானே! என்னது எக்ஸ்பீரியன்ஸ்ன்னு சொல்லக்கூடியது, ஆ
ஆமா, ஆமாங்க. ம், அ, எல்லாமே ஒரு அனுபவம், அதிலருந்து கத்துக்கிற பாடம் தான். ம், இப்ப அவுங்க மருமகள்ட்ட கேட்கணும், ஆ, நான் என்ன பண்ணிட்டேன், சரி அப்பிடியா! அப்பிடின்ட்டு வந்துட்டேன் வீட்டுக்கு ஆ, என்னால கேட்க முடியல, ம் ஆ, அதுக்கு அப்புறம் அம்மாட்ட வந்து, இந்த மாதிரியாம் அம்மா அ "அவங்க வந்து ஊருக்கு போயிட்டாங்களாம், அ, நாளைக்கு தான் வருவாங்களாம்மா" அப்பிடினதுக்கு, பரவால்ல, அந்த அக்காட்ட கேட்க வேண்டியது தான, அப்பிடின்னு சொன்னாங்க. ஆ <laughs> ஏனா அவங்களுக்கு அது ரொம்ப ஈசியா இருக்குது. அ ரொம்ப பழக்கப்பட்டவைங்க ம், ரொம்ப பழக்கப்பட்டவைங்க என்னப்போ அதாவது நானும் வந்துட்டு, ஆ, ஏதாவது வீட்டுக்கு தேவையான பொருள் எல்லாம் போய் கேட்கும்போது, நான் அவ்வள தயங்கினது கிடையாது, ஆ இது
ஆமா. ஆ. ஈசியா சொல்ட்டாங்க. <laughs> ஆ <tsk> அவுங்களுக்கு பழக்கம் இருந்திருக்கும், ஆமா. ம். ஆ, இது காசு விஷயன்றனால, <chuckles>
ஆமா, ஆமாங்க. அதனால தான் அம்மாவும் வந்து, அதான் நீ வாங்கியிருக்கீல, போயிட்டு வந்திருக்கீல, பழக்கம் இருக்குல்ல, அப்புறம் என்ன? அப்பிடிங்கிறமாரி அம்மா நினைக்கிறாங்களே தவர <inhales> எ எனக்கு வந்து கேக்குறக்கு சங்கடமா இருக்குங்கிறது அம்மாவுக்கும் புரிய மாட்டேங்குது
ஆ. ஆமா. <chuckles> அது நீங்க நேராவே அம்மாகிட்ட சொல்லியிருக்கலாமே, எனக்கு தயக்கமா இருக்கு, இந்த மாதிரி சொல்லி பார்த்தீங்களா?
ம். அதுக்கப்புறம் அ நான் சொன்னேன், இல் நான் வந்து அப்டி சொன்னா நமக்கு வேற மரியாத கொறஞ்ரும் அப்டிங்கிறனால. <laughs> ஆ ஆமாங்க. அ ஆமாங்க. அதனால நான் என்ன சொல்லீட்டேனா, நான்லாம் போ மாட்டேன். நீங்களே போய் கேளுங்க அப்டினா, உனக்கு வேணும்னா நீ போய் கேளு. <laughs> அப்டின்ட்டாங்க. <laughs> அப்புறம் மறுபடியும் போறேன். மறுபடியும் போயிட்டு தயங்கி தயங்கி, அ அப்புறம் மனசுக்குள்ள சொல்லிக்கிறேன். நமக்கு தெரிஞ்சவங்க தான், நம்ம நாளைக்கு திருப்பி தான் குடுக்கப் போறோம். அ கேக்கிறதுல எதுவும் தப்பு இல்ல. தந்துருவாங்கன்னு தெரியும். இருந்தாலும் கேட்குறதுக்கே இவ்ளோ தயக்கம் அப்டிங்கிற மாரி
<laughs> ஆமா திட்டிருவாங்க அந்த நேரத்துல, ஏனா, கண்டு இந் இக்கட்டான நிலைமைல இருக்கும்ல. <chuckles> ஐயயோ! ம். ம். ஆ. ம்.
மனசுக்குள்ள நானே எல்லாம் சொல்லிக்கிட்டு தைரியம் வரவச்சுட்டு, <laughs>
சரி. <chuckles>
அப்பறம் போய், அவங்க மருமகள்ட்ட இப்டி சொல்றேன், அ அக்கா இந்த மாதிரி வந்து, ஃபீஸ் கட்டுறக்கு லேட் ஆகுது. அ கட்டிட்டா நாளைக்கு கல்லூரிக்கே போ முடியாதாம்மா. எனக்கென்னன்னா, அ ஒரு 2 நாள் கழிச்சு கூட வந்து கல்லூரிக்கு போலாங்கிறது எனக்கு அப்ப தெரில. நான் வீட்ல ஒரே அடம். நாலேருந்து நான் கல்லூரிக்கு போயே ஆகணும். போகலைன்னா நான் தான் ஃபீஸ் கட்ல அப்டின்னு சொல்லிட்டு எல்லாரும் என்ன வந்து கிண்டல் பண்ணுவாங்க. <laughs> அ.
ஆ. ஓ! ஆமா, கண்டிப்பாங்க. அதே ஒரு தலகுனிவா இருக்கும்ல. அது வேற, ம்.
ஆமாங்க, ஆமாங்க. அதனால தான் வந்து என்ன ஆயிட்டது அப்டின்னா, ம் நான் அவ்வளோ அடம் புடிக்கிறதுனால தான் என்ன போ சொல்றாங்க கேட்குறதுக்கு. ந அடம்பிடிக்காம இருந்திருந்தா ஆமாங்க, அதேதாங்க. அப்றம் நான் அவங்கள்ட்ட போய் கேட்கிறேன், அவங்க "வாம்மா வா! உள்ளே உட்காரு". நான் ஏன்னா அப்ளையே ஒடியான்ட்டேன். வெளியவே நின்னு பேசிட்டு வந்துட்டேன். இப்போ வந்து, வா உள்ள உட்காரு. ஏன் அப்ளையவே வந்தீல்ல, கேட்ருக்க வேண்டியதானே அப்டின்னாங்க. அ, <chuckles> ஆமாங்க. ஏன்னா அம்மா குடுக்கல், வாங்கல் பழக்கம்லாம் நல்லாவே இருக்குது. அப்றம் நான் சொன்னேன் இல்லல்ல. "அம்மாயி தான், அம்மாயிக்கிட்ட தான் கேட்க சொன்னாங்க அம்மா." அதனால தான் போய்ட்டேன் அப்டின்னே. அ அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அ நான் எடுத்து குடுத்துறவா அப்டின்னு, அப்பவே எடுத்து கையில குடுத்துட்டாங்க.
புரியுது புரியுது. அது கஷ்டம் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும், அப்டின்னு நெனைக்கிறாங்க. ஆ. சரி, சரி. அவங்க எதார்த்தமா இருக்காங்க. நமக்கு தான் பக் பக்னு இருக்கு. ஆ. <laughs> ஓ நல்ல ஒரு அதான் இந்த நேரத்துலயே உங்களுக்கு உதவி இருக்காங்கனா ரொம்ப நல்ல மனசு தான்! <chuckles>
<laughs> ஆமா, ஆமாங்க. அ அப்ப அடடா, இவ்ளோ ஈஸியா இருக்குமா! இது எனக்கு தெரியாம போச்சே! அப்படிங்கிற மாதிரி, நல்லா இருந்துச்சு. அந்த மனசும் நல்லா இருந்துச்சு, ஆனா ஒரு தயக்கம் இருந்துட்டே தான் இருந்தது. அ ஏன்னா அ இப்படி வாங்குற ஒரு சூழ்நிலை வந்துருச்சு நமக்கு, அப்படிங்கிற மாதிரியான தயக்கங்கள்லாம் இருந்தாலுமு, அ சரி வந்துருச்சு. ஜாலி நாளேலிருந்து காலேஜ் போயிரலாம். அப்படிங்கிற ஒரு சந்தோஷமே எனக்கு அப்ப வந்துச்சு. அ.
<laughs> ஆமா, ம். <laughs> ஆனா, நெறைய பேர் லீவ் போட்டுட்டு தான் இருக்கணும்னு நினைப்பாங்க. ஆனா நீங்க போகணும்னு நினைச்சிருக்கீங்க பாருங்க.
ஆமாங்க, ஆமாங்க அந்த வயசுல இதே வந்து, இன்னும் ஒரு ஒரு 2வது வருடம், 3வது வருடமா இருந்ததுன்னா, கண்டிப்பா நான் வந்து 1 வாரத்துக்கு, இதுதான் சாக்குனு லீவு போட்ருப்பன். அது அந்த அ, ஆமாங்க, 1 வருடத்தில 2வது செம்மு
ஆமா, அ ஓ, அது 1 வருடமா அப்ப நம்மளுக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்கும். அ, புரியுது.
ம். அ அதனால ஏன்னா, 1 வருடத்தில 1 செம் வந்து கட்டி தான நம்ம சேர்த்து வுட்டுருவாங்க. அதனால அது பிரச்சனை இருக்காது. இது 2வது செம் அப்படிங்கிறனால, அ ம் லோ கொஞ்சம். அந்த வயசுக்கே உண்டானதெல்லாம் இருந்துச்சு. அ.
ம். ஆமாமா. ஆமா ஏன்னா, அப்பதான் நம்ம பள்ளி முடிச்சு நம்ம போயிருப்போம்ல, இதுவும் ஒரு நல்ல அனுபவம் தான். அவங்களும் பாருங்க அப்பன்னா அவங்க உடனே கொடுத்துட்டாங்கன்னா, உங்க அம்மா வந்து நம்பிக்கையா இருக்காங்கன்னு தான் அர்த்தம் நான் சொல்லுவேன். <grunts>
ஆமாங்க. ம்ஹ்ம். ஆமாங்க. ம் அ சரியா சொன்னீங்க.
கொடு வாங்கினா உடனே கொடுத்துடுற மாதிரி, ஒரு சிலவங்கலாம் கொடுக்காம இந்த மாதிரி அதை விட்டுருவாங்கல்ல. அந்த மாதிரி. அ, சரியா சொன்னீங்க. இவங்க சரியா இருக்கிறதுனால தான் அவங்க வந்து யோசிக்காம உடனே எடுத்து கொடுத்துட்டாங்க, அந்த அம்மா இல்லன்னா கூட இவங்க இந்த ஒ நல்ல மனசா இருக்கு. <chuckles>
ம். கலங்க அடிச்சிட்டே இருப்பாங்க. அப்புறம் கொடுக்கவே மாட்டாங்க. ம். ம். ம். ஆமா, ஆமாங்க. அ ரொம்ப நல்ல மனசு, அது எனக்கு அப் அப்பதான் புரிஞ்சுச்சு. அதாவது அதுவரைக்கும் வந்து, அ கொடுக்கல், வாங்கல்னா சும்மா சாதாரணமா ஏதோ ஒரு இது, ஒரு வெங்காயம் தக்காளி வாங்குறது. இல்ல 2 பேரும் கடைக்கு போயிட்டு வரது, இந்த மாதிரி அந்நியோன்மா தான் இருந்தோம். இருந்தாலும் பண விஷயத்திலயும் இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுவாங்களா? அப்படிங்கிறது எனக்கு அப்பதான் தெரிஞ்சிச்சு. அ அத தெரிஞ்சுக்கிறக்கு தான் அம்மா என்ன போ சொன்னாங்களா என்னென்னு தெரில. அ அம்மாவுக்கு இது ரொம்ப எளிமையா தெரிஞ்சுது. இதில என்ன இருக்கு அப்படிங்கிற மாரி அம்மா நினைச்சிட்டாங்க. ம்.
ஆ. ம். ஓ. அதான். அதுதான். இப்ப இப்ப நீங்க அத அனுபவப்பட்டுருக்கீங்களா? அதுக்கப்புறம் வந்து நம்மளும் நார்மல் ஆயிருவோம்.
ஆமாங்க ஆமாங்க. அதுக்கு அப்புறம், ம். அதுக்கு அப்புறம் அந்த பணத்த திருப்பிக் கொடுக்கறக்கு, என்னவே போக சொன்னாங்க. அ போய் "கொடுத்துட்டு வா" அப்படின்னாங்க.
தயங்கிகிட்டே இருக்கிறதுனால. ம். ஓ, நல்ல விஷயம். அது எத்தன நாள் ஆச்சு?
அது ஒரு, ஒரு 3 நாள்ல கொடுத்துட்டாங்க எனக்கு. அ.
பரவாயில்லங்க. அப்ப இந்த மாதிரி நம்ம உடனே கொடுத்தான்னா அப்ப நம்பிக்கை தான் உங்க வந்து பெற்றிருக்கீங்க அதிகமா.
ஆமாங்க. ஆமாங்க. அ எத்தன நாள்ல தருவீங்கன்னு கூட எனக்கு கேட்கல. போனவுன்ன பணம் கேட்வுன்ன குடுத்துட்டாங்க கையில. அ பரவாயில்லங்க! நான் அவங்க ம், ஆ.
ம். ம். இந்த மாதிரி ஆட்கள் இருக்காங்க. ஆனா இப்பல்லாம் நம்ம போய் கேட்டோன்னு வச்சுக்கோங்க அவ்ளோதான். <chuckles> ம்.
ஆமாங்க. இப்ப அவ்ளதான். இது என்னோட கல்லூரி பருவம் அப்பிடிங்கும்போது பல வருஷங்களுக்கு முன்னாடி அப்பிடிங்கிறனால, அப்போ இருந்த மனநிலையே வேற. இப்பல்லாம் வந்து இந்த கிரெடிட் கார்டு, அப் இதெல்லாம் வந்ததுக்கப்புறம் அ யார்ட்ட கேட்டாலும், இருந்தாலும் தர மாட்டேங்கிறாங்க. நீங்க வந்து அந்தமாரி அப்ல வாங்கிக்கோங்க. அ கிரெடிட் கார்ட்ல வாங்கிக்கோங்க. ஆமாங்க. <laughs> ம். அதேதாங்க.
ஆ. ஆமாம்மா. ஆ ஈஸியா சொல்லிட்றாங்க. அது நமக்கே தெரியாதா? <chuckles> எதுக்கு பழக்கம்ன்னு வச்சிருக்கோன்னு தெரியல.
அ, அதனால இப்பல்லாம் வந்து என்ன கேட்டா, இந்த மாதிரி ஒண்ணு இருக்கான்னா, இல்லைன்னுதான் சொல்ல முடியும். ம், இந்த இப்போ ம், ஏன்னா, இப்ப நம்பளே அப்டி மாறிட்டோம். ம். ஆ.
ம். கண்டிப்பாங்க. ம் ஒரு ஆத்திர அவசரத்து கூட உதவுறதுக்கு ஆள் இல்லாத மாதிரி தான் இப்ப ஆயிடுச்சு.
ஆமாங்க. கண்டிப்பாங்க. அந்த காலம் ஒரு அருமையான காலங்க. அது அந்த அனுபவத்த என்னால வந்து மறக்கவே முடியாது. அந்த எந்த அளவுக்கு நான் தயங்கினேன். ஆ தயங்கினதுக்கும் அதுக்கும் ஒண்ணுமே இல்லேங்கிறமாரி அவுங்க கொடுத்தது. ம் அதுக்கப்பறம் அந்த மூணாவது நாள் நான் போய் அந்த பணத்த திருப்பிக் குடுத்தது, அதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு நல்ல ஒரு நாட்கள்னே சொல்லலாங்க.
ம். ம். கண்டிப்பாங்க இப்ப வந்து அந்த உங்ககிட்ட கடன் வாங்குனாங்கல்ல. அவுங்க குடுத்துட்டாங்களா?
ம். ஆ அவங்க 5 நாள் கழிச்சு தான் கொடுத்தாங்க. அந்த 3 நாளுக்குள்ள அப்பா வந்து ரெடி பண்ணி குடுத்துட்டாரு, இந்த பணத்த. <chuckles>
ஓ! நல்ல வேளங்க. <chuckles> கடைசி நிமிஷத்தில வந்து,
ம் ஆ, அதுலயும் வந்து ஒரு, ஒரு பாடுங்க. ஏன்னா அவுங்களுக்கும் வந்து குடுக்கக்கூடாதுங்கிற எண்ணம் இல்ல. அ அவங்கனால வந்து அந்த 10 நாளுக்குள்ள தர முடியல. அந்த ஒரு சூழ்நில அவங்களுக்கு வந்துருச்சு. அதனால,
சந்தர்ப்பம். ம். ஆமா. எல்லாத்துக்குமே இந்த இதுதான். பண பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யுது.
ஆமா, ஆமாங்க. ம். ஆனா, புரிஞ்சிக்கிட்டது என்னன்னா, ஒரு நேரம் சொல்லி வாங்குறோம்ன்னா, அந்த நேரத்துக்குள்ள குடுக்க முடுஞ்சா மட்டும் தான் அந்த நேரத்த சொல்லணும். ஆ இல்லன்னா வந்துட்டு சொல்லக்கூடாது அப்பிடிங்கிறமாரி.
ம். ஆமா ஏன்னா, கண்டிப்பா. ஏன்னா, நீங்க அத நம்பிட்டு தானே இந்த க கல்லூரி ஃபீஸ் வந்து வச்சுருந்தீங்க. உங்களுக்கு தாமதமாகி உங்களுக்கு ஒரு இடையூறாகிடுச்சு. அந்த மாதிரி. ம். நீங்க ரொம்ப அழகா வந்து உங்களோட வாழ்க்கையில நடந்த இந்த உதவி கேட்கிறதுக்கு எப்பிடி தயங்கினீங்கன்றது வந்து ரொம்ப அழகா வந்து என்ட்ட பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களுடன் பேசியதுக்கு மிக்க நன்றி.
ஆமாங்க. ம். அது ஒண்ணுதான் பிரச்சனைங்க. ஆ எனக்கும் மகிழ்ச்சிங்க. நன்றிங்க.